அது 2மே போட்டு வணக்கிருவாங்க. நல்லா வணக்குவாங்க. அதாவது ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகக்கூடாது. ஆமா. நெய்யில, நெய்யில. ஆமா. ரொம்ப பிரவுன் ஆகக்கூடாது. ஒரு அது ஒரு ரோஸ் கலரா நிறம் மாறும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது வறுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துண்டுகள வந்து சில்லு சில்லா, சில்லு சில்லா போடுவாங்க ஒரே மாதிரி ஆமா. அது வந்து ஒரே மாரி இருக்கும் அந்த ஷேப்ஸ்.
ஓ. அந்த நெய்யிலயே அந்த நெய்யிலே போட்டு வதக்கீடுவாங்க. வாவ்! ஆமா, ஆமா, ஆமா. ஓ. அதுவும் நெய்யிலே போட்டு வருத்துருவாங்களா? அது அப்படியே என்கிட்ட குடுத்துருங்க நான் சாப்பிட்டுக்குறேன், நல்லாருக்கும். <laughs>
<laughs> அதையும் வந்து அந்த நெய்யில போட்டு நல்லா வறுத்துட்டு, அ அந்த பச்சரிசி மாவையும் வெல்லத்தையும் கரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு சிட்டிகை சோ உப்பு, அதுக்கப்புறம் சோடா உப்பு கொஞ்சமா, ரொம்ப போட மாாட்டாங்க. ரொம்ப லைட்டா ஆ 1 பின்ச்சு சோடா உப்பு நல்லா கலந்துட்டு, அந்த மாவ வந்து அப்படியே அந்த வட சட்டியில. இரும்பு சட்டி அது. கீழ வந்து இரும்பு இரும்பு கல் சட்டின்னு சொல்லுவாங்க அதைய சரிங்களா? ம். அந்த ரெசிபி வந்து ஒரே ஆமா எங்க ஊர்ல வந்து அந்த ரெசிபி ஒரே ஒரு கடையில தான், பாரம்பரியமா ஒரு கடையில தான் கிடைக்கும். அந்த ஊர்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. அது என்னன்னா கீழ வந்து அடுப்பு, அடுப்புல தான் அது செய்வாங்க. ஆ. ஆமா. விறகு அடுப்புல தான். விறகு அடுப்புல தான் அத செய்வாங்க. வெறகடுப்புல செய் கீழ நல்லா விறகடுப்பு எரிய விட்டு அந்த மாவ வந்து அப்படியே அந்த சட்டிக்குள்ள ஊத்திட்டு, கப்புன்னு ஒரு பிளேட்ட போட்டு மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அந்த தீய வந்து நல்லா ஃபுல்லா விடுவாங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்ப வந்து அப்படியே அந்த தணல் எரியுது இல்லைங்களா? அந்த தணல மட்டும் விட்டுட்டு, அந்த அடுப்பு ஃபுல்லா அந்த கறி இருக்கும். அந்த அந்த நெருப்பு துண்டுகள் வந்து உள்ள இருக்கும். அந்த சூட்டுல வந்து அந்த அந்த பாத்திரத்த வந்து அப்படியே ஒரு பெரிய பிளேட்ட போட்டு மூடி அது மேல 2 கல்லு, செங்கல் வேற எடுத்து வச்சுருவாங்க அந்த பிளேட் மேல. ஃபுல்லா கப்புனு மூடி வச்சுருவாங்க. அந்த சூட்லயே தான் அந்த மாவு வந்து விடிய, விடிய அந்த சூட்லயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து, அப்ப எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில அத பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அரை வட்ட வடிவத்தில இருக்கும் அந்த ரெசிபி. அ மேல வந்து நல்ல சாக்லேட் பரவுன் கலர்ல இருக்கும்.
ம். ஆமா. ஆ. கொஞ்சமா ஆ 1 பின்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அது வட சட்டின்னா எனக்கு அந்த நம்ம ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ஆ அந்த வடையெல்லாம் போட்டு எடுப்பாங்களே! அந்த மாதிரியா? ஓகே. ம். அது விறகடுப்புலையா? இல்ல கேஸ்டவ்வா? ஓ! ம். ஆமா. ஓ! அப்டியா? ஓ! ஆ. ஓ! ம். ஓ! அந்த அந்த தம் பிரியாணிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க.
அந்த மாரி தம் போடணும். அந்த உணவுக்கு மட்டும். ஆமா.
ஆ ஓகே, ஓகே, புரியுது, புரியுது. என்
ஆ அத எப்படின்னா, நாங்க வந்து அது ரொம்ப சுவையா இருக்கும். அந்த உணவு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வேற எங்கேயுமே சாப்பி்டதில்ல.
ஏங்க நீங்க இப்ப சொல்லும்போதே ஆமாங்க. இப்ப நீங்க சொல்லும்போதே எனக்கே இப்ப கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குங்க. நாக்கல்லாம் ஊறுது. அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க சொல்ல சொல்ல அ நெய்யில வறுத்து போட்டு அந்த தேங்கா, அதோட சுவையே, தனிதாங்க.
<laughs> ஆமா. ஆமா.

கண்டிப்பா, கடையில போய் வாங்கி கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. நல்லதன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாமா.
இருந்தாலும் அந்த பாட்டி இப்ப ஆமா. நல்ல இப்ப நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க. ஆனா அந்த பாட்டியோட சட்டின்னு சொல்றீங்கல? இப்ப அந்த பாட்டியோட நினைவுகளும் சேர்ந்து தானே அதுல இருக்கு.
அவங்க சமைச்சதும் அதுல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும்.
நம்மளோட முன்னோர்கள் ஆசீர்வாதமு அதுல இருக்கும் இல்லையா? அது கிடைக்காதுல்ல எனக்கு? நான் என்னதான் காசு குடுத்து வாங்குனாலும்.
ம். அது என்னமோ வாஸ்தவம்தான். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஆமா. அது கிடைக்காது. அட்லீஸ்ட் நம்மளோட அடுத்த வர அட்லீஸ்ட் நம்ம பயன்படுத்தணும்னாவது அவங்க பயன்படுத்துட்டுமே. <laughs> நமக்கு கிடைக்காத ஒரு இத வந்து நம்ம அடுத்த நம்மளோட வர ஜெனரேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறக்கு நம்ம குடுத்து வைக்கலாம், எடுத்து வைக்கலாம். <chuckles>
அது வேணா குடுத்துக்கலாம். ம். <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இத நான் கண்டிப்பா போய் நான் அத வாங்கி வைக்கிறேன். <inhales> இப்ப இது மூலியமா அந்த ரெசிபில நீங்க என்னலாம் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி குடுத்துருக்கீங்க? இப்ப லட்டு சொல்றீங்கள? அந்தமரி வேற என்னலாம் சொல்லிக் குடுத்துருக்கீங்க பிள்ளைங்களுக்கு?
ஆமா. ஆ. ஆமா. ம்.

எங்க பசங்களே செய்வாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்ல இல்லன்னா ஏதாவது செஞ்சு குடுங்கம்பாங்க. அ ஒண்ணும் இல்லடா! அப்டின்னு சொன்னோனா, நெலக்கடல இருக்கா, நாட்டு சர்கரை இருக்கா? ஏலக்காய் இருக்கா? அப்ப எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு பொடிச்சு குடுங்க அப்டிவாங்க. அ நான் வந்து, ஒண்ணுமே இல்லங்க வீட்ல எந்த ஸ்நாக்ஸ்மே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைப்பிடி நெல கடலையோ, பொட்டு கடலையோ எடுத்துருவேன். அத வடசட்டில லைட்டா சூடு பண்ணுவேன். அதவும் டைம் இருந்தா இல்லயா? அப்டியே மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நாட்டு சர்க்கரை எப்போமே எங்க வீட்ல இருக்கும். ஏன்னா நாங்க வெள்ளைச்சீனி பயன் பயன்படுத்துறது கிடையாது. ஆமா. ஆமா. அத பயன்படுத்த மாட்டோம், அதுக்கு பதிலா நாட்டு சர்க்கர உள்ள போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிருவோம். அ இன்னும் வீட்ல ஏதாவது ஏலக்காய், முந்திரி, பாதாமலாம் இருந்தா அதெல்லாம் சேர்த்திக்கிறது. அ நெய் எப்பவுமே இருக்கும். பசு நெய் இருக்கும். அந்த நெய்ய கொஞ்சமா வேணுனா இருந்தா சூடு பண்ணி போட்டுட்டு, அவங்க கிட்டயே குடுத்துறது. ஆளுக்கு ஒரு ஷேப்பு புடிங்கடா, உங்களுக்கு எப்டி பிடிக்க வருதா அப்டி புடிங்கடான்னு புடிச்சுட்டு, அத ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிடறது. உடலுக்கு ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ஆச்சு, சத்துக்கு சத்தும் ஆச்சு, கடையில போய் காசு குடுக்க தேவையில்ல. ஆமா.
ம். அது என்ன பண்ணுவாங்க? அந்த நெலக்கடவு உருண்ட மாதிரி? ம். ம். ம். நல்ல விஷயங்க. அந்த வெள்ள சர்க்கர பயன்படுத்துறது அவ ஆமா தவித்துட்டே இருக்கது நல்லது. சூப்பர், ரொம்ப அருமைங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி குடுத்த மாதிரி ஆயிச்சு. அவங்களோட அந்த ஈடுபாத்தையும் நம்ம அதிகரிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு இந்த விஷயங்கள்லா.
கண்டிப்பாக. அவங்களுக்கே தெரியும். அ ஒண்ணுமே இல்லையா அம்மா வேற ஏதாவது செஞ்சு குடுப்பாங்க. அதுவும் இல்லையா, அவுள் ஏதாவது இருக்கா? அத செஞ்சு குடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா, ஒரு வாழைப்பழம் இருக்கு, கோதும மாவு இருக்குன்னா, அத 2 போட்டு பெசஞ்சு, அத ஒரு பனியாரம் மாதிரி அது கூட நாட்டு சர்கக்கர கலந்து ஒரு பனியார சட்டியில போட்டு குடுத்தா சாபிட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சரு. அம்மா வந்து அ ஏதாவது இல்ல அப்டின்னா வீட்ல என்ன ஆமா. ஆமா, ஆம். வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு நமக்கு ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். <chuckles>
ஓ! எதுவும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. வீட்ல எதுவும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சு கையில குடுத்துருவாங்க. இப்ப இந்த ரெசிபிலாம் சொல்றீங்க இல்லையா? இது எல்லாமே நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகத்தில எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல ஏன்னா காலப்போக்குல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். இதெல்லாம் உங்களுக்கு எப்டி சொல்லி குடுத்தாங்க?
ஆமா. ம்ஹ்ம். ஆ இப்ப இந்த நான் வந்து என்னோட பாட்டி செய்யும்போதோ, என்னோட அம்மா செய்யும்போதோ பக்கத்தலருந்து தான் பார்த்தேன். இப்ப நான் செய்யும்போது என்னோட பிள்ளைங்கள நான் பக்கத்துலருந்து பார்க்க வைக்கிறேன். நாளைக்கு அவங்க செய்யும்போது அவங்க பிள்ளைங்கள பக்கத்தலருந்து பார்க்க வைப்பாங்கன்னு நம்புறேன். அதுதான் குடும்ப ரெசிபின்னு சொல்றது அதுதான். நம்ம நோட்ல எழுதி வச்சா தான். ஆமா. நமக்கு தெரியும். நம்ம நோட்ல எழுதி வச்சாலாம் வர்றவங்களுக்கு தெரியாது. அளவு தெரியாது. கண்ணால பார்த்து நம்ம கூட இருந்து கத்துக்கிட்டா தான் அது அவங்களுக்கு வருமோல்லிய. நீங்க வாய்மொழியில சொன்னாலோ, இல்ல குறிப்பு எழுதி வச்சுட்டு போனாலாம் படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்த காலத்துல. ம்.
ஓ! ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா, கண்டிப்பா. இது தலைமுறைக்கு, தலைமுறைக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க நீங்க. ஆமா. இப்ப இதெல்லாம் வந்து Youtube -ல வீடியோவா எடுத்து போடுறாங்க இல்லையா? அத பத்தின உங்களோட கருத்து என்னவா இருக்குங்க?
கண்டிப்பா. ஆ எடுத்து போட்டது நல்ல விஷயம் தான். ஏன்னா நெறைய பேருக்கு அத பத்தி தெரியாது. இப்ப நமக்கே ஏதாவது ஒண்ணு வேணுனா போய் தேடி பார்கறதுக்கு வந்து உபயோகமா இருக்கு. பட் போடுறது எல்லாமே உண்மையும் இல்ல சில நேரங்கள் அவங்க ஏதோ வீடியோக்காக போட்டு போயிருவாங்க. அருமையா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நெஜமாலுமே அருமையா இருந்தா தானே
ஆமா. அப்புறமேலா அந்த பக்கம் போய் தூப்பிட்டு போயிருவாங்களா? <laughs> அந்த மாரி
அது எல்லாருக்கும் நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இல்லன்னா தெரியாது.
அந்த மாதிரி நீங்க Youtube பார்த்து ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு தப்பா போனது இருக்கா?